ஆ இல்ல. இப்போ நீங்க இந்த குடும்பத்தினரோட பயணிச்சதிலயே பாத்தீங்கன்னா, இதில வந்து, ஒருத்தர் வந்து பணம் வந்து முழுக்க முழுக்க நீங்க முன்னாடி அலுவலகப் பயணத்துக்கும் இதுக்கும் அவ்ளோ வேறுபாடு இருக்கு. முழுக்க முழுக்க உங்க பாக்கெட்லேருந்து தான் செலவு பண்ணி ஆவணும். அப்ப, நீங்க எப்படி வந்து எத்தனை நாள் போறோம்? எவ்ளோ? ஒரு திட்டம்னு ஒண்ணு வச்சிருப்பீங்க. இவ்வளோ செலவாகும், இத்தனை பேர் வராங்க, குறிப்பா நீங்க வந்து தங்கை குடும்பத்தோடுன்னு சொல்றீங்க. இப்ப தங்கை குடும்பத்துக்கும் நீங்க தான் சேத்து செலவு பண்ணணுமா? இல்ல அவுங்ககிட்டேருந்து வாங்கிப்பீங்களா? அதெல்லாம் எப்படி போச்சு?
கண்டிப்பா. கண்டிப்பா. ஆமா. ம்ஹ்ம். இல்ல. இது வந்து நான் திருமணம் முடிஞ்சு அவுங்களுக்கு அந்த ஹனிமூன்ங்கிற ஒண்ணு சொல்லுவாங்க. முதல் தடவை போறது அ அதுக்கு போயிருந்தாங்க. அதனால வந்து அவுங்க தொகையும் அவுங்களுக்கான செலவுகளையும் நானே ஏத்துக்கிட்டேன்.
ம், ம், ம். ஆமா, ஆமா. ஆ, ஆ. ம். சரி சரி. அப்போ நெறையா செலவாச்சா? எல்லாரும் ம்.
ஆமா. அவுங்க "வேண்டாம்" அப்படின்னு சொன்னாங்க, இருந்தாலும், நான் வந்து, "இல்ல நான் பாத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லி செஞ்சோம்.
ம்.
ஆனா, அதிகபட்ச செலவு எதுல வருன்னா? பெரும்பாலும் இந்த இது போம்போது, உங்களுக்கு அந்த விடுதி வாடகை தான் அதிகமா இருக்கும்.
ம். ஆ, அ. ஆமா. நீங்க தான் ரயில்ல போனேன்னீங்க. அது கொஞ்சம் வந்து, உங்களுக்கு குறைத்த செ குறைந்த செலவில தான் போயிருக்கீங்க. அ, ம்.
இல்ல ரயில்ல தான் அந்த அந்த ரயில்ல வந்து உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட மலை ஏறுற ரயில்ல வந்து, உங்களுக்கு அந்த டிக்கெட் வந்து விலை அதிகமா இருக்கும்.
ஆ. ஓ! அப்படியா? நான் இதுவரைக்கும் ரயில்ல போனதில்ல, அதான். ம். ஆ, ஆ.
ஆமா. ஊட்டி ரயில்ல நீங்க போய் பாருங்க! அது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அனுபவத்த குடுக்கும். அதுக்கு முன்கூட்டியே வந்து நம்ம 3 மாதத்துக்கு உண்டான ப கடவு சீட்டு வந்து ஆல்ரெடி அதனோட இணையதளத்தில போய் நீங்க ஐஆர்சுடியோட இணையதளத்தில போயி, நீங்க முன்கூட்டியே பதிவு செய்துக்கலாம். ஆமா. ஆனா, அந்த சீசன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. குறிப்பிட்ட பருவகால நிலை காலநிலைல பருவநிலையில. ரொம்ப அதிகம் ரொம்ப அதிகமா இருக்கும்.
ம். ம். ம். பதிவு செய்யணும். சரி, சரி, சரி. ம் அப்ப ரொம்ப வந்து, கெடைக்கிறது அரிது. ம், ம், ம். புரியுது, புரியுது.
அது எதுக்குன்னா? ஒரு 7 கிலோமீட்டர் வேகத்தில தான் போகும். அந்த ட்ரா அந்த ரயில் வண்டியே.
ம், ம். ம், ம், ம். சரிங்க. ம்.
இது போக, நான் தனியா பயணிச்சப்ப பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப மனநிலை எதுவும் வ எங்கேயோ ஒரு வருத்தமா இருந்தது, இல்ல ரொம்ப தனியாக நான் உணரப்பட்டேன்னா! அ, நான் வந்து, அ திடீர்னு என்னோட இருசக்கர வாகனத்தை எடுத்துட்டு, இங்கேருந்து மதுரை வரைக்கும் கூட போவேன். அப்படியே இ ஆமா. அந்த மாரிலாம் சில நேரம் போயிருக்கேன்.
ம். ம். ம். ம். அவ்வளவு தூரமா? அது வந்து முதுகு வலி எல்லாம் வந்துரும், அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து, அதுக்கான பெட்ரோல் செலவு வந்து ரொம்ப அதிகமா இருக்குமே! அ, அஹ.
ஆமா. அது வ வரும் பட் ஆனா, என்னான்னா? எனக்கு அது ஒரு அனுபவம் மாரி நான் எடுத்துக்கிடுவேன். எனக்கு அப்படியே யா எத பத்தியும் யோசிக்க தேவைல்ல. நம்ம பாட்டுக்கு ரோடு வந்து அப்படியே வந்து, திறந்தவெளியில வண்டி ஓட்டுற மாரி இருக்கும்.
ம். ம். ம். ம். ம்.

ஆமா. அது கண்டிப்பா. அது க திருமணத்துக்கு முன்னாலேயும் பாத்தீங்கன்னா, எங்கயாது வெளிய நம்ம போயிருந்தோம். புதுசா ஒரு இடத்துக்கு போயிருந்தோம்ன்னா, அந்த இடத்துல என்ன பிரபலமோ அத வந்து ஊருக்கு வாங்கிட்டு வந்துருக்கேன். உதாரணத்துக்கு நான் அ ராஜஸ்தான் போனப்போ, அங்க இந்த அ தேநீர் குடிக்கறதெல்லாம் மண் குவளைகள்ல தான் குடிப்பாங்க.
ம். ம், ம். ம். ம். ம், ம். ஆ ஆமாமா. ஆ.
அ அதுல சில விஷயங்கள நான் வாங்கிட்டு வந்தேன். அதுபோக அங்
ஒ ஒட்டகம், ஒட்டக பொம்ம வாங்குனீங்களா?
ஆமா. ஒட்டக பொம்ம மரத்தால செஞ்ச இது. ஆ. ஆமா. அது போக இந்த உடைகள் பாத்தீங்கன்னா, பெண்கள் அணியிற உடைகள்ல நெறைய மாறுதல்கள் இருக்கும், அங்க உள்ளதுல.
ஆ அது ரொம்ப விக்கும். ம். ஆமாமா. கண்ணாடி பதித்த உடைகள் மாரி இருக்கும். ஆ, ஆ.
ஆமா, ஆமா. 'சோளி' அப்டிம்பாங்க, அது. அதெல்லாம் வாங்கிட்டு வந்து குடுத்தேன், உதாரணத்துக்கு.
ஆ. ஆ செரி, செரி. வேற உங்க குடும்பத்தோட போன பயணத்த பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்?
கண்டிப்பா. குடும்பத்தோட போனது வந்து நான் அ என்னோட தங்கை திருமணத்த ஒட்டி நாங்க வந்து இங்க கொடைக்கானல் போயிருந்தோம் மொத்தமா குடும்பத்தோட. அவ குடும்போ அவளோட திருமணமும், அவ குடும்பமும், எங்களோட குடும்பமும். ஆ, அ அங்க போனப்போ, அது உண்மையிலே ஒரு நல்ல அனுபவமா இருந்தது. இங்கேருந்து போம்போதே நாங்க அந்த ஊட்டிக்கி வந்து, மே சாரி, நாங்க போனது ஊட்டி. ஊட்டிக்கு வந்து அ அந்த மேல ஏறும், நீராவி இந்த என்ஜின் பொறுத்துன ஒரு அ ரயில் வண்டி வந்து மேல ஏறி போகும் கொஞ்சம், கொஞ்சமா. அது வந்து ஒரு மறக்க முடியாத அனுபவம். அது வண்டி வந்து நின்னு, நின்னு போகும்.
ம். ம். ம், ம். ஓ. ம். ம். ம். ம். அ. அ, ஆ. ரயில் ஆ, ஆ. ஆ, ஆ செரி, செரி. புது அனுபவ் ஆ.